ஆஹ
உயிரியல்ல வந்து நல்ல டாப் மார்க்கு. நான் 12வது படிக்கும்போதுமே, உயிரியல்ல வந்து நல்ல மார்க். எங்களோட அதாவது, நான் இந்த 7வது, 8வது படிக்கும்போது வந்து ஃபெயில் தான் ஆவேன். உண்மையே சொல்ல போனும்னா. எதாவது ஒரு உயிரியல்னு இல்ல. அ, மொத்தமா. அதாவது, ஒரு 8 பாடம் இருக்குன்னா, ஏதோ 1 பாடத்துல வந்து ஃபெயில் ஆயிட்டாலும், மொத்தமா ஃபெயில்னு தானே போடுவாங்க.
உயிரியல்லயா? ஆம், புரியுது, புரியுது. ஒரு படிப்பு மேல ஆமா. மொத்தமா ஒரு ஈடுபாடு இல்லாம, அ இருந்திருக்கீங்க. இந்த ஆசிரியர்னால அது பாதிக்கப்பட்டுச்சுன்னு நெனைச்சீங்களா?